ஓ! சரி, சரி, சரி, ஆ.
அதனால, அவங்க அந்த வார்த்தைய சொன்னாங்க. நீங்க 5 வருஷம் இங்க வேல பாக்கணும். அப்போ, எனக்குமே என்ன அப்படினா, சரி பரவாயில்ல இவங்க இந்த அளவு நம்மள பாத்துகிறாங்களே அப்டின்டு. ஒரு நாள் என்ன ஆய்டுச்சி கேஸ் வந்து எங்க வீட்ல் வந்து எரியல. நான் இருந்த எடத்துல கேஸ் எரியல. அப்பறம் இவங்க இவங்கள்ட நான் போன் பண்ணி இந்த மாரி எதிர்ச்சியா போன் பண்ணி கேட்டாங்க என்னம்மா பண்ணிட்ருக்கனு கேட்டாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி சமைக்க போனங்க கேஸ் தீந்து போ போ எ எரிய மாட்டேன்து என்னன்னு தெரியல. ஒடனேங்க அவங்க டிரைவர் கையால புது கேஸ் ஸ்டவ் வாங்கி குடுத்து
ம். ம். ஓ!
ஒடனே ஒரு 1/2 மணி நேரத்துலையே அது வாங்கி கொடுத்து மட்டும் இல்லாம, அந்த ஆள ஃபிட் பண்ணி குடுக்க சொல்லிட்டு, அப்பறம் மேல, அது கூட ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. நைட்டுக்கு டின்னரும் குடுத்து
ம். ம். ஓ! இவ்ளோ நல்லவங்களா இருந்தாங்களா? ம்.
நான் எனக்கும் யோசனல்ல ஆமா. என்னடா இவங்க இந்த அளவுக்கு நம்மள பாத்துகிறாங்களே அப்டின்டு. ஆனா, நான் எங்க அம்மாகிட்ட சொன்னேன் அடிக்கடி அம்மா எனக்கு ஏதோ இவ இவங்க இந்த மாரிலாம் பண்றங்கமா, எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குமானு சொல்லும்போது, அம்மா என்ன சொன்னாங்கான பார்த்திருமா எதாது பிரச்சன வந்து மாட்டிக்கப்போற, பாத்து பத்தரமா இருன்னு அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. நம்பாத கொஞ்ச தள்ளியே இரு தள்ளியே இரு அப்டின்னாங்க. நான் எங்க அம்மா பேச்ச கேக்கல. நான் எல்லாமே ரொம்ப ஒரு இதாவே எடுத்துக்கிட்டேன். ம்.
ஓ! சரிங்க. வெளுத்ததுலாம் பாலுனு நெனைக்கிற மாதிரி, நெனைச்சிருப் ஏன்னா, அப்ப தான வேலைக்கு போயிருக்கோம். அதனால நம் எது பாத்தாலும் பாலுதானு நெனைச்சிருப்போம். அப்பறம் என்னா ஆச்சி?
ஆமா. ஆமா. நம்ம மூஞ்சு வேற அதுக்கு ஏத்த மாரியே இருக்குமா? ஏமாந்து போற மூஞ்சி மாரி, அதனால இந்த மாரிலாம் சொல்லி அவங்க வந்துட்டு அழகா ஏமாத்த அவங் அவங்க கொண்டு போனாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சி அப்டினா அவங்களோட பொண்ணு வந்து எங்கிட்ட டியூஷனுக்கு அனுப்புனாங்க. அ, நான் என்னா பண்ணேன் நான் ஆரம்பமே என்ன சொன்ன அப்டின்னா, வேண்டாங்க எனக்கு அதுல்லா சரிப்பட்டு வர மாரி தெரியல. எனக்கும் நேரம் இல்ல இந்த மாதிரிலாம் எடுக்கறதுக்கு அப்டின்னுனே, அவங்க என்னா பண்ணாங்க எல்லாரையும் ஆ, 1 மணி நேரத்துக்கு அப்பறம் அனுப்புறவங்க என்ன மட்டும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அனுப்புனாங்க வீட்டுக்கு.
ஆமா. ம். ஆ, சரி. ம்.